ஆ ஃப்ரைடே, ஃப்ரைடே வந்து இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகுங்க.
ஆமாங்க. இந்த புது படங்கள் எல்லாம் வந்து வரும். ஆ.
அப்ப வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆ ஜாலிடா! அப்ப வந்து ஃப்ரைடே வந்தாலே மார்னிங் எழுந்திரிச்சோனே புக் மை ஷோ தாங்க ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுவேன்னா, என்னென்ன படம் வருது? அப்டின்னு சொல்ட்டு பாத்துருவேன். பாத்துட்டு முன்னாடியே டிக்கெட் போடுறதுன்னா போட்டுரணும் அப்டின்ட்டு வச்சுருவேன். சாட்டர்டே இல்ல சண்டே. ஆ அந்த. அதாவது குடும்பத்தோட தான் வெளிய போவோம். ஆ.
<laughs> <laughs> அ. ம். சரிங்க. ஓஹோ! அப்போ நண்பர்களோட இந்த மாரி போவீங்களா?

இங்க எங்க வீட்டு பக்கத்துல என்ன விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் நல்லாவே தெரிஞ்சு வச்சுப்பேன். இப்போ எங்க வீட்டு பக்கத்துலயே வந்து கொஞ்சம் பார்க் இருக்கு. அ அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, எங்க வீட்டு பக்கத்துலயே வந்து ஒரு, <chuckles> பிரியாணி கடை இருக்கு. அப்புறம் வந்து ஒரு சூப்பரான ஒரு டீ கடை இருக்குங்க. ஒரு அ <clears throat> என்ன சொல்ல போணுன்னா அது, ஒரு நார்த் இந்தியன் வச்சிருப்பாங்க. அந்த டேஸ்டும் அந்த டீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அங்கே போய் சாப்பிடுவோம் நாங்க.
ம், ம். <chuckles> ஆ. ஆஹா! ம். ஓ!

ஆ போயிட்டே இருக்கும். ஒரு சும்மா ஒரு லாங் டிரைவ் மாதிரி போயிட்டே இருக்கும். அ இந்த ஈசிஆர் ரோட் சைட் சொல்லுவாங்க இல்லலைங்க, அந்த சைடு நாங்க பாட்டுக்கு போயிட்டு போகிட்டே இருக்கோம். நாங்க நாங்க என்ன நினைச்சோன்னா அங்கே போயிட்டு நல்லா வந்து மீன் சாப்பிடலாம். அ இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு, நாங்க போறோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டில போய் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போய், போய் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ம் ரொம்ப தூரம், சரி நாம் போவோம் போவோம்ன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி வரைக்கும்
அ. ஆஹா! கேள்விப்பட்டிருக்கேன் கேள்வி ம். சரி. போறீங்க, போறீங்க. பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டீங்களா?
<laughs> ஆமாங்க. வெயிட் ஐயோ! ஒண்ணுமே நம்ம எடுத்துட்டு வரலையே, எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிளான்னே இல்லை. சும்மா அப்படியே அப்படியே லாங் டிரைவ் அப்படியே போயாச்சு. பேசிட்டே அந்த மாதிரி.
ஆ. ம். ம். ஆஹா! ஆனா, அது ஒரு நல்ல அனுபவமா தான் இருந்திருக்கும், இல்லைங்களா? எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு விஷயம் நம்ம எடுத்து கூட வைக்கவே இப்போ நம்ம எப்படி பாண்டிச்சேரி வரைக்கும் போகணுன்னா எதாவது தேவையான விஷயங்கள் திங்ஸை வந்து எடுத்துட்டு தான் போவோம். உங்களை அறியாமேயே போயிட்டீங்களா?
ஆமாங்க. அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே, அப்படியா, அப்படியா தோ கிலோமீட்டர், தோ கிலோமீட்டர் என்னன்னமோ நினைச்சு போயிட்டோம்.